அப்பிடிங்களா? ஆ
ஆமா. ஏன்னா அவுங்க வந்து மேற்கத்திய அந்த இது மட்டும் இருக்கணும், நம்ம ஊர்ல இருக்கிறாப்ல வந்து பேசக்கூடாது, வைக்க கூடாது, அப்பிடில்லாம் இருக்க கூடாதுன்ற இதில வந்து இருந்ததுச்சு. ஆனா என்னன்னு கேட்டீங்க <chuckles> சோ இப்பிடி இ இதுதான் வந்து என்னோட சோ அப்போ நான் வந்து ரொம்ப ஆர்வமா தான் நானும் வந்து அந்த கல்லூரியில வந்து கா அ நம்ம பேசணும். ஏன்னா, தடைப்பட்டு போச்சு, பார்த்தீர்களா? 6 வதுல இருந்து 12 வது வரை வரைக்கும் அ ஒரு பெண்ணோட வந்து ஆ, ஆமாமா. அது ஒரு தோழியால வந்து நம்ம பேசாம இருந்தோமேன்ற அந்த எண்ணத்தில வந்தேன். இங்கே அந்த வாய்ப்பு கிடைச்சுச்சு. எல்லாருமே எல்லா ப் பசங்களுமே எல்லாரும் அந்த அ ஆண், பெண் அதாவது ஆண் ஒரு பெண்ணிட்ட பேசினாலே அது காதல் உணர்வுன்னு இல்ல. அது தோழியாகவும் ம் சகஜமா எப்பிடி ஒரு பையன் கூட நீ இருந்தியோ! அதே மாட்டம் இருக்கணும்ன்றத வந்து அங்கே எனக்கு வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
ம். ஆ, சொல்லுங்க. புரியுது. ஆமா. ஆம்பள பசங்ககிட்டயே பேசிட்டு இருந்திருப்பீங்க. அ. ஆ, புரியுது. ஆமா.